கண்டிப்பா. இப்போ எனக்கு வந்து என் வாழ்க்கையில தூங்குறதுனா ரொம்பவும் புடிக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த விடிய கால்ல 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும், ஒரு தூக்கம் வரும் பாருங்க, அது ஒரு அற்புதமான தூக்கங்க, அப்டியே ஏதோ சொர்க்கத்துலயே இருக்கற மாதிரி இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட கனவுகளல்லாம் கூட நான் எழுதி வச்ச சம்பவங்கள்லாம் கூட செஞ்சிருக்கேன். அ அப்போ <snorts> அப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்க அம்மா காலைல எழுந்திரிச்சதும் ம் "ஒரு பாட்ட போடு"
<laughs> ஓ!
ஐய்யய்யோ! என்னடா இது தூங்க ஆ தூங்கற காலத்துல இந்த மாதிரி எதனா போட்டு எழுப்பினாங்கனா எவ்ளோ கோவம் வரும் நமக்கு! நா
கஷ்டமா இருக்கும். கண்டிப்பாங்க. அதுவும் அது காலை நீங்க சொல்ற மாரி இந்த காலை தூக்கத்த கெடுக்கறவங்க இருப்பாங்களே! மாதிரி பாடு, கஷ்டமா தான் இருக்கும்.
<laughs> ஆ, ஆமா. ஆமா. அது வந்து அவுங்க ஏதோ அவங்க கேக்கறதுக்கு, அவுங்க அவுங்க இருக்கற எடத்துல கிச்சன்ல வச்சுக்கலாம். இல்ல அவங்க ரூம்ல வச்சுக்கலாம். அப்டில்லாம்
ஆ. சரி சவுண்ட கம்மியா வச்சுக்கலாம்.
ஆ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது எப்டி? "நாம தூங்காம எழுந்த்ச்சி வேல செஞ்சுனு இருக்கறோம். இவன் மட்டும் கொரட்ட விட்டு எப்டி தூங்கலாம்? "மவனே எழுந்திர்றா" அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்து என் ரூம் எதிர்லயே வச்சுருவாங்க. அ ரூமையும் தொறந்து விட்டுருவாங்க. ஃபேன வேற ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்ப
<laughs> ஆ. அச்சச்சோ! ஐய்யய்யோ! என்னங்க உண்மையிலுமே நடந்துச்சா? நா இந்த மாதிரி டிவில தான் பார்த்துருக்கேன். <chuckles>
ஆமா பாருங்க என் என் தூக்கத்த எப்டியெல்லாம் தடுக்கலாம் சொல்லிட்டு எவ்ளோல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்கறாங்க பாத்தீங்களா? தூங்கும்போது தண்ணீ மட்டும் தான் புடுச்சு ஊத்துனது இல்ல. மத்தபடி மீதி எல்லாம் செஞ்சிருக்கறாங்க. ஆ.
அதான். <chuckles> ஐய்ய இத த இந்த விடுதியிலல்லாம் நடக்கும் பாருங்க. அந்த மாரி இருக்கு. <chuckles>
<laughs> ஆ அப்டிதான் இருக்குனு வச்சுக்கோங்களேன். ஆனா, நான் என்ன பண்ணுவேன்னா "மொதல்ல எஃப்.எம் தானே போட்டு சாவடிக்கிறீங்க, எடு அந்த எஃப்.எம். மோட "அது வந்து அந்த எஃப்.எம்க்கு அந்த அ ஹெட்ஃபோன் சொருவுனா மட்டும் தான் அதில அந்த எஃப்எம் பாடவே செய்யும். அப்ப என்ன பண்ணிடுவேன்னா ஆமா, அந்த காலத்ல அந்த பட்டன் ஃபோன் தான் அவங்க இப்போ வரைக்குமே அப்படி ஒரு பட்டன் ஃபோன் வச்சுப்பாங்க. ஏன்னா, அது அவுங்களுக்கு அதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் புடிக்கும். அவுங்களுக்கு புடிக்கிறது சரி, எனக்கு தூங்குறது புடிக்கும். என் தூக்கத்த ஏன் கெடுக்கணும். அப்ப நாம நாம நமக்கு ஒருத்தர் இடயூறு செஞ்சா நம்ம அவங்கள சும்மா வுட்ற முடியுமா? நான் என்ன பண்ணிடுவேனா, அத எடுத்து ஒழிச்சி வச்சுருவேன். கடந்து தேடு.
அந்த ஃபோன்ல தானே சொல்றீங்க? ஆ. ஆமா, ம். ஓ! <laughs> அதானே! ஐய்யய்யோ! கேடு அதான்.
அப்ப அவுங்க நம்மள த தொந்தரவு பண்றதுக்கு பதிலா, அவங்க அந்த விஷயத்ல அவங்களோட கவனம் போயிடும். அத அவங்க தேடுவாங்க. அவுங்களுக்கு, <chuckles> நம்ம அவுங்கள நம்ம கவனத்த நம்ம ஏன் செதற விடணும்? நம்ம தூக்கத்ல மட்டும் தான் நம்ம கவனத்ல இருப்போம். அவுங்க கவனத்த செதற வப்போம். அவுங்க நம்மள இடையூறு பண்ணாம இருப்பாங்க. அப்படி போச்சா, ஆரம்பத்ல அவங்களுக்கு இத கண்டுபுடிக்க தெரியல. சரி ஏதோ, அவுங்க தான் எடுத்து மறந்து எங்கயோ வச்சுட்டாங்க போல, அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இ இதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியா ரொம்பவும் லேட்டா எழுந்திரிச்சுக்கிறத கவனிச்சு
கவனம் போயிரும். ஆ. பரவாலங்க, நல்ல முயற்சி. <chuckles> ஓ! அ. அதுக்கப்புறம் என்னாச்சு?